ஓ! என் வாழ்க்கையில இப்பதாங்க இவ்வளோ காய்கறி போட்டு சாம்பார் வைப்பாங்கன்னே தெரியும்.
அது அது நம்ம திரும்பலாம் வீட்ல வச்சு பார்ப்போம். அது அவ்வளோ டேஸ்ட்டாலாம் இருக்க மாரி எனக்கு தெரியாது. 21 காய்கறிகள்லாம் சேர்க்க மாட்டோம். ஆனா அதே முறைய ஃபாலோ பண்ணி நம்ம திரும்ப செஞ்சாலும் நல்லாருக்காது. ஆனா அந்த பொங்கல் அன்னைக்கு தருவாங்க எல்லாரையும் ஒண்ணா உட்கார வச்சு. அது வந்து வெ சர்க்கரை பொங்கல் எவ்ளோ பிடிக்குமோ, அந்த வெண் பொங்கலுக்காக அந்த கூட்டு அந்த சாம்பார் வேணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். நாங்க.
<laughs>
ஆனா அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என் மாமாப்பையன்ல்லாம் வந்து எனக்கு தான் மொதல்ல ஊத்திரணும் அம்மாச்சி அப்படிம்பான். அது ஓகே அதுதான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த சாம்பார மறக்கவே முடியாது. வந்து அது வைக்க தெர்ல எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி.
ம். கரெக்ட். நீங்க சொல்ற மாரி இந்த தாத்தா, பா பா பாட்டி அவுங்க காலத்துல, குறிப்பிட்ட விஷயங்கள் செஞ்சு குடுத்துருப்பாங்க.
சும்மாதான் செஞ்சிருப்பாங்க. அவ்ளோ பெருசா மெனக்கெடுதல் இருக்காது. அது அப்ப சீசனுக்கு கிடைச்ச ஃபுட்டு. அததான் வருஷம் வருஷம் செய்றாங்க. ஆனா அவங்க செய்யும்போது அது நல்லாருக்கே. நாம செய்யும்போது பத்தாது.
அ. ஆ கண்டிப்பாங்க. அவங்க கைப்பக்குவம்ன்னு ஒண்ணு இருக்கு. இல்லலைங்களா? அது வந்து கண்டிப்பா நமக்கு வராது.
அது ஏதோ பாசம்னு கூட நினைக்கிறேன். ஆமா பாசங்கறனால நமக்கு வந்து, அவங்க ஞாபகங்களா நமக்கு அந்த சாம்பார் இன்னுமே இருக்கும். எனக்கு. சாம்பார், அந்த புளியோதரைக்கான ரசம். அதெல்லாம் மறக்க முடியாது அம்மாச்சி செஞ்சு குடுக்கறது. அப்ப நான் வந்து ஹாஸ்டல்ல படிக்கும்போது நான் சொன்னேன்னா. அப்ப நான் வந்து ட்ரெயின்லலாம் நான் ட்ராவல் பண்ணுவேன். அப்ப அவங்க செஞ்சு தருவாங் அவங்க செஞ்சு தருவாங்க. சப்பாத்திக்கு ஒரு தொக்கு செஞ்சு தருவாங்க.
ஆ, கண்டிப்பா இருக்கலாங்க. சரிங்க. ஓ. ஆ, ஆ, ஆ.
அவுங்க வீட்ல வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும், கிடைக்காது அப்படிங்கிற மாரி யோசிச்சு தான் அதில செஞ்சு தருவாங்க. எங்க அம்மாவும் செஞ்சு தருவாங்க. அவங்க அவுங்க வந்து பாசமாக செஞ்சு தரது மாரி அவங்களும் எடுத்துட்டு வருவாங்க. நான் 2லாம் எடுத்துட்டு வந்தே நான் ஹாஸ்டல் வரைக்கும் எடுத்துட்டு வந்துல்லா நான் சாப்ட்ருக்கே
ஓ!
ஏதாவ ஒரு
பரவால்ல. இது எல்லா வீட்லயுமே இந்த பிரயாணம் பண்ணும்போது, அங்க க ட்ரெயின்ல சாப்பிடாதே அந்த ஃபுட் உனக்கு ஒத்துக்காதுன்னு இந்த மாரி தொக்கும் சப்பாத்தியும் எல்லா வீட்லயும் குடுத்துட்டே இருக்காங்க.
ஆ. ஆமாங்க. அது எப்படின்னா தொக்கு சப்பாத்தி குடுப்பாங்க. இன்னொன்னு வந்து நான் அந்த சொன்ன மாரி அந்த ரசம் எடுத்துட்டு வந்து நம்ம 1 வாரம் வச்சிருந்து கூட நம்ம வந்து ஹாஸ்டல்ல வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் நான் வந்து வார்டன் கிட்ட குடுத்துருவே நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லிலாம் நான் குடுத்துருக்கேன். அவங்க சொல்லுவாங்க. என்ன டேஸ்ட் இல்ல? என்ன டேஸ்ட் இல்ல எல்லாம்
ஓ! நீங்க பாசத்தல குடுக்குறீங்களா? இல்ல வாடன வந்து சரி கரெக்ட் பண்ணி வச்சுக்கலான்ற மாரிங்களா?
இல்ல, இல்ல. அ இல்ல எங்க அம்மாச்சி மாரி யாருமே செய்ய முடியாதுங்கிற ஒரு இது இருக்கும்ல. ந எல்லாம் நாங்க சாப்பிடுவோம் பாருங்க. இங்கேய தான் சாப்பாடு போடுறீங்களே. <chuckles>
ஓ! அந்த மாரி.

ஓ! சூப்பருங்க.
ஹாஸ்டல்ல சாப்பாடு <lip trill> கொஞ்சம் வேற மாரி தானே இருக்கும். நமக்கு பிடிக்காது <lip trill> அவ்ளோவா. <lip trill>
ஆமா. கரெக்ட்டுங்க. இப்போ உங்க வீட்லல்லாம் இப்போ அ இப்ப எங்க ஊர்ல இந்த சாம்பார் சாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் அது வந்து ஒரு இனிப்பு கலந்த சுவையில ரொம்பவே அற்புதமா செய்வாங்க. இப்போ அது மாரி. உங்களுக்கு இந்த. சாதம்லயே இப்ப நீங்க சொன்ன மாரி அந்த புளி ரசம். இது மாரி வேற ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தா? இப்ப அதுக்கு யூஸ் பண்ற மசாலா நீங்க கடையில வாங்குவீங்களா? இல்ல? நீங்களாவே அ ஓன் ப்ரிப்பரேஷன் தான் செய்வீங்களா? அந்த மாரி ஏதாவது இருக்கா?
ஒரு டைம் டேபிள் ம். இல்ல, அம்மானு இல்ல நீங்க சொல்ற மாரி அந்த சாம்பார்க்கு. அந்த சாம்பார் பொடி செய்றது வந்து சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா <lip trill> அவசரத்துக்கு நம்மளால பண்ண முடியாதப்ப நீங்க சொல்ற மாரி கடைகள வாங்கி தான் கொஞ்சம் செய்யவும் செய்றோம். நான் எப்பயாச்சு நேரம் கிடைக்கும்போது நான் முயற்சி பண்ணி நான் அத செய்றதும் உண்டு. எங்க அம்மா செஞ்சு குடுப்பாங்க. அத வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறதும் உண்டு.
சரிங்க. ம். ஓ! சரி சரிங்க புரியுது.
ஏதான் அத அவ்ளோ நேரமும் எடுத்து அத நம்ம எப்படின்னா ரொம்ப லோவா வந்து ஃப்ளேம் வச்சு பொறுமையா வறுத்து, ஒண்ணு ஒண்ணா போட்டு. ஜீரகம்லாம் ஆனா வருறுத்தன்னா கொஞ்சம் மாறிடும். அவங்களாம் வரும்போதான் அது நல்ல ஒரு எப்படி சொல்றது அந்த சாம்பார் பொடிய போட்டா ஒரு அ சாம்பார் ரெடி அப்டின்னு நான் நினச்சர்லாம்.
<chuckles> ஆமாங்க.
இல்ல நான் வச்சேன்ன அது கொஞ்சம் வேற மாரி தான் இருக்கும்.
புரியுதுங்க.